ஆ, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்பிடின்னா, நம்பளோட பெற்றோர்கள் இல்லது வந்து நம்ப அ ஒரு குடும்பத்துக்கு போயி அங்க இருக்கிற அ மாமனார், மாமியார் சொன்ன மரப தான். கடைபிடிச்சுட்டு இருப்போம். ஆனா, சில நேரங்கள்ல என்னாகும்ன்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்பிடின்னா, நம்பளே ஒரு குடும்ப மரப உருவாக்குற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம்ன்னு சொல்லலாம். அ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு குடும்ப மரபு உருவாக்குனீங்களா?
அது மர்மம் என்னான்னு தெரியலங்க. ஆனா, நான் தான் அத ஸ்டார்ட் பண்ணேங்கிறது மாத்திரம் நல்லா தெரியும்
ம். சரிங்க. நீங்க தான் உருவாக்கிிருக்கீங்க. அ.
ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மொதல்ல நம்ம கல்யாணம் ஆனோன்ன, நமக்கோ! நம்ம கணவருக்கோ! எவ்வளவோ வந்து புரிதல் இருக்காது இல்லயா! என்னா பண்ணணும்? ஏது பண்ணணும்? அவுங்களுக்கு பிடித்தது, பிடிக்காதது தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் என் மாமியாருக்கிட்ட நெறைய முயற்சிலாம் பண்ணுவேன். இவுங்களும் பெருசா என்கிட்ட பெருசா சொல்ல மாட்டாங்க. கொஞ்சோம் எப்பிடி சொல்றது? ஒரு ரிசர்வ் டைப் தான் கொஞ்சம் மாரிதான் பே அமைதியா ரொம்ப பேச மாட்டாங்க. கண்டிப்பாங்க. நான் வந்து நல்லா பேசுவேங்க
ம். ஆமாங்க. ம். ம்ஹ்ம். ஓஹோ! சரி சரிங்க. நீங்க வந்துட்டு மாமியார்ட்ட, கணவர பத்தி தெரிஞ்சுக்கிறக்கு முயற்சி பண்ணுவீங்களா?
இவுங்க ஏதாவது சொன்னாா தான். எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா நம்ப என்னா பண்றது? எதா ஏதாவது முயற்சி பண்ணி பாப்பேன் நானு. இவராது அவுங்க சொல்றதெல்லாம் வச்சு நானும் ட்ரை பண்ணுவேன். நமக்கு. முதல் இரவு போன நாட்கள் ஆக ஆக நமக்கு தோணும்ல! என்னா நம்ம என்னா செஞ்சாலும் எ எதுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க?
ம்ஹ்ம். ஆமாங்க. சரிங்க. ம். ஆமாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆவ மாட்டேங்கிதே! அப்பிடிங்கிற மாரி இருக்கும். ம்.
அதுதான் அதுதான், அ அவுங்க செய்யுறதுக்கெல்லாம் நான் எப்பிடியும் ஒத்து போயிருவேன். சரி ஓகே வான்னா, வு போயிடுவேன். சினிமா கூப்டாலும்! பீச்சுக்கு கூப்ப்ட்டாலும்! எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
ம்ஹ், ஆ, சரிங்க. ம். ஆஹா! சரிங்க.
அதான் போயிடுவேன். வந்தவுன்ன கூப்படுவாங்க. நாம் மாத்திரம் எல்லாமே செய்றோம். நமக்கு இவுங்க ஒன்னும் சொல்லி தர மாாட்டேங்கிறாங்க.
ம், ந ஹ சரி, சரிங்க
நம்மளும் ஏதாவது செய்யனும்ல. நம்ம சாப்பாடு செஞ்சாலும், "நல்லா இருக்கு! நல்லா இல்ல!" ஒண்ணும் சொல்ல மாட்டேக்கிறாங்க. எத்தன லச்சமோ இது தான் நம்ம கேப்போம்ல! நம் உங்களுக்கு தெரி கல்யாணம் ஆன புதிதுல ஒண்ணு மாமனார், மாமியார் கூட சண்ட வரும். இல்லன்னா அவுங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவுங்க கூட சண்ட வரும்.
ம். அடடா! ம்ஹ்ம். ஆமா ஆமாங்க. ம். ம். ம்.

ஆமாங்க. அவுங்க நல்லா இருந்தா போதுமா?
ம். யார் நல்லா இருக்கணுமா? அவய்ங்க நல்லா இருக்கலயே! ம்.
அதுதான். நான் சரி பண்ண பார்த்ததுல இதுவும் ஒண்ணு. பேசிய பேசி ஆகணும். ம் மொதல்ல பே பேசினா தான் சரிப்பட்டு வரும். <chuckles> அப்படிங்கிற மாதிரி நெனச்சதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. எல்லாத்தையும் அமைதியா இருக்காங்க, என்னா நெனைக்கிறாங்கன்னு? புரிய மாட்டேங்குதே. இந்த மாதிரி ஒண்ணு. ரொம்ப தூரம் போனா தான் விடுவேன். என்னைக்குமே நடக்காது அப்படின்னு. அவுங்களும் பர்மிஷன் குடுத்துட்டாங்கன்னா எனக்கு சொல்லவே தேவ இல்ல! அதுக்கப்புறம் நான் ரொம்ப தூரம் போயிருக்கேன். சென்னையில இங்க என்ன பீச் வரைக்கும்லாம் கூட்டு போக சொல்லுவேன், "நைட்ல. ரொம்ப ட்ராஃபிக்கா இருக்கும்ப்பா"அப்டின்ம்பாங்க. அது எனக்கு ஒரு பிடிவாதம் நம்ம சொல்றத கேக்குறாங்ளா, இல்லையான்னு பாக்கலாம்.
ஆஹ, சரிங்க. ம். ஆஹா! சரிங்க. ஆமாங்க. ம். ஆஹா. ம். ம் அ ஓஹோ! ம். ஓஹோ! அதான், அதான் புரியுது புரியுதுங்க. அ அதாவது, அந்த அந்த ஏஜ்லயே வந்துட்டு, அ செக் பண்ணிட்டே இருப்போம். அ நம்ம சொல்றத இவங்க செய்வாங்களா? நம்ப ஏதாவது சொன்னா, நமக்காக வருவாங்களா? அது.
ஆமா. இல்லங்க நான் எல்லாருக்காகவும் செய்வேன். அவுங்க சொல்லுவாங்க "உன்ன மாரிலாம் எனக்கு இருக்க வராது. நீ எங்க அப்பா அம்மாவெல்லாம் இப்டி பாத்துக்கற, இப்படிலாம் இருக்க, எனக்கு அப்படி வராது" அப்டிங்கிற மாரிலாம் 1, 2 சொல்லியிருக்காங்க. "அப்ப நான் ஏதாவது செய்றேன்ல! நீங்களும் ஏதாவது செய்யணும்ல?" அப்படிங்கிற மாரி பொண்ணு இருக்கும்ல. அ அப்பறம் நான் நெறையா இந்த மாரி அலைய வச்சிருக்கேங்க.
ஓஹோ! ம். சரி, சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ம். ஓஹோ! பரவால்லிங்க. அ.
இல்ல, இல்ல! அப்பன்னா என்னா பண்ணுவேன்னா, ரொம்ப தூரம் கூட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுடுச்சு. இப்ப இவுங்க என்னா பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஏதாவது கஷ்டமா இருக்கு, நம்ம ஏதோ பேசிட்டோம், ஒ மனசுக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னா? அப்புறம் அவுங்களே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வா! நம்ம கொஞ்சம் தூரம் போய்ட்டு வரலான்னு. ம்.
ம். ம். ஓஹோ! அருமைங்க. அதாவது, அ நீங்க வந்து ஒரு அ பனிஷ்மென்டக்காக குடுத்தது இப்ப பழக்கம் மரபா போயிடுச்சு போலயே! ம், ம்.
அதேதான், அதேதான். இப்ப நான் வந்து டார்ச்சர் பண்ணுவோங்கிறதுக்காக தான் நான் அத ஆரம்பிச்சேன். அப்பறம் பாத்தா அவுங்க அதையும் ரொம்ப அழகா மாத்துறாங்க. இது என்னது? சரி அப்ப எ எனக்கு அழகானோனா, "சரி ஓகே! எப்டியோ நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, ரொம்ப வேலைன்ட்டுல்லாம" அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் போனுச்சு.
ஆமாங்க. அ ஆஹ. <laughs> ஆமாங்க, ம். சரிங்க.
இதே பழக்கத்த நான் எப்டி மாத்திட்டேன்னா, இப்ப அவுங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது ரொம்ப கோவமா பேசிட்டாலும், "நீங்க அவுங்கள கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில போய்ட்டு வாாங்க. அவுங்களுக்கு புடிச்சத வாங்கி குடுத்துட்டு வாங்க"
அருமைங்க, அருமைங்க. அ எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் வருது. இப்ப நீங்க வந்து ரொம்ப தூரம் பயணம் போனீங்கன்னு சொன்னீங்கள்ல, அப்பவாவது அவரு பேசுவாரா ஏதாவது?
ஆஹ. ஆ. ஆ. நான் நெறையா பேசுவேங்க. நெறையா பாட்டு போட்டுட்டு, நான் ஏதேதோ பண்ணுவேன். மொதல்ல 1 பயணம், 2 பயணம்ன்னு உங்களுக்கு தெரியும்ல! மொதல்ல எவ்வளோலாம் நடக்கும்ன்னு? அந்த யோகம் நடக்கும்போது, 1, 2, அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அ ரொம்ப தூரம் போகும்போது, எவ்வளோ நேரம் அமைதியா இருக்க முடியும்? அதே மாரி, இங்க நாங்க கூட்டு மாமனார், மாமியார், நாத்தனாரு எல்லாரும் என்னுடைய பெரிய நாத்தனாரு எதிர்த்த வீடு தான். எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு டைம் கெடைக்கலங்கிற மாரி பேசாம வந்திருப்பாங்க போல இருக்கு, கொஞ்சம். நான் பாத்தேன் அ அது கொஞ்சம் மாறிடுச்சு, அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். இப்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பலாம் என் அளவுக்கு பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்க.
ஆஹ. சரிங்க. ம். ஆமா, ஆமாங்க. ஆ. சரி, சரிங்க. ம். சரி, சரிங்க. ம், ஓஹோ! சரிங்க. ம். ஓஹோ! அருமைங்க.

எ எல்லாரும் வந்து சண்டைய நான் சமாதானப்படுத்த வந்திருக்கேன். சரி, என் பக்கம் பேச வந்திருக்கீங்கிற மாதிரி பார்த்தாங்க. <chuckles>
ஆ செரிங்க
ஆனா நான் ஒண்ணுமே செய்யல. வாங்க, எல்லாரும் வெளில போயிட்டு வரலாம்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு செம கோவம். <chuckles>
<chuckles> ஆ செரிங்க ஆ நல்லைருக்குது
ஆ புரிஞ்சுக்காம பண்றேன். நீ என்ன பேசணும்னா, இங்கிருந்து இங்கேயே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது சரியா இருக்காது. நல்லா இருக்காது. எப்படியோ உங்க ரெண்டு பேரும் ஒண்ணாத்தான் வாழப் போறாங்க. நீங்களும் ஒண்ணாத்தான் இரு இருந்தாகணும். என்ன சண்டை போட்டுக்கிட்டு? அ நீங்க வந்து கொஞ்சம் தூரம் எங்கேயாவது, நம்ம எங்க அப்பா கோவிலுக்கு போறதுன்னா பிடிக்கும். இப்படி பீச்சுக்கெல்லாம் போயிருக்க முடியாது ஊருக்கு. கோல்லுக் கோவிலுக்கு போகலாம்னு அப்புடினு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்கும்போது, கோவில்னோடனே, சேரி ஓகே. மனசுதான் நமக்கு சரியில்ல. நம்ம போல
ம். ம். ஆமாங்க. ம். ஆஹா. செரி, செரிங்க. ம்ஹ்ம். ஆமாமா. கோயிலுக்காவது போயிட்டு வந்துரலாம் நிம்மதியா. ம்.
அது இல்லா வோ மாப்பிள்ளை வேற இருக்காங்களா? நம்ம ஊ நம்ம இப்படி இருக்கும்போதே கலாச்சாரமே மாப்பிள்ளை சொன்னா உடனே மாமனார் கேட்டுருவாங்க. அந்த மாமனாரும் மாமியாரும் வந்து அவங்க பாத்து சொன்னாங்கன்னா, அவங்க கேட்பாங்கங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல.
ம். ஆமாங்க. <chuckles> ஆமா, ஆமாங்க. கண்டிப்பா.
அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். <chuckles> எங்க அப்பாகிட்ட, <chuckles> எங்க அம்மாகிட்டயும். என் தம்பி, அவங்க மனைவிகிட்ட நானும் பேசினேன். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னா, என் தம்பியும் கொஞ்சம் ஒரு மாதிரி, "என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ற? பிரச்சனை பெருசா ஆகப் போகுது. அமைதியா இரு," அப்படின்னான்.
ம். ம். ஆ. ம்ஹ்ம். ஆஹ செரிங்க.
நீ, நான் உன்னோட பெரியவதான. <chuckles>
நான் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரிமென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்
ஆ, அதெல்லாம் தெரியாதுல்ல. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு.
ஆமா <laughs>
அப்புறம் நான் சொன்னேன், "இந்த மாதிரி வாங்க. நம்ம தஞ்சாவூர்தான. பக்கத்துல சுவாமிமலைக்குப் போயிட்டு வரலாம்," அப்படின்னு சொல்லி. வே ஏன்னா "என்ன செய்றதுன்னு தெரியாம," அந்தப் பொண்ணும், "இல்ல, நான் வரல," அப்படின்னு அழுகலாமே செஞ்சா. "நீ ஏம்மா அழுகுற? நான் பார்த்துக்கிறேன்"ங்கிற மாதிரி. கொஞ்ச தூரம் "போயிட்டு வந்தா சரியாயிரும். இங்கேயே இருந்தாத்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்," அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சேன். ஒத்துக்கிட்டாங்க. என் கணவர் சொன்னதுனால. எனக்காக இல்ல, என் கணவருக்காக ஒத்துக்கிட்டாங்க. என் கூட வந்தாங்க.
ஆ செரிங்க. அச்சச்சோ. அஹா. ம். ஆமாங்க. ம்ஹ்ம். ம். அதான், அதாங்க புரியுது. ஆனா, அ உங்க கணவருக்கு வந்து எப்படிங்க? நீங்க சொன்னீங்களா, "இப்படி போனோம்னா, இப்படி கோயிலுக்குப் போலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தீங்களா?"
இல்ல, நாங்கதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த இடத்துல நாங்க பெரியவங்கன்ற ஏன்னா ஒரு அக்கா, மாமா அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து நம்ம இருந்து பண்ணி வைப்போம் இல்லையா? நம்ம பெருசா பண்ணலனாலும் அந்த முறை இருக்குல்லையா? ஆ, பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அப்படி நான் கூட்டிட்டுப் போனேன். கோவிலுக்குப் போயி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வரும்போது மாறிடும்ல நம்ம மனசு. ஒரு சி ஒரு சின்ன பயணம்னாலே, அப்புறம் கோவில் அப்படிங்கும்போது நம்ம அங்க போயி சாமியெல்லாம் கும்பிடும்போது நம்ம மனசு கொஞ்சம் மாறிடுது.
ம், ஆமா ஆமாங்க. ம். ஆமாங்க. ம்ஹ்ம். செரிங்க. கண்டிப்பாங்க. ம். ஆமா, ஆமாங்க.
அப்ப திரும்ப வரும்போது எல்லாரும் நல்லா ஒண்ணே உட்காந்து. ஒரு ஹோட்டல்ல சாப்டுட்டு
ம். ம்.

அ அப்போ வந்து நான் சொன்னேன் "என்டா பிரச்சனைய இருக்கும். ஏதாவது பிரச்சனைன்னா? அதே இடத்துல இருந்தா எனக்கு கஷ்டம். அதேதான் நான் இங்கயும் செய்றே, அங்கேயும் செய்றேன்னு" எங்க அப்பாகி ட்ட சொன்னேன்.
ஆமாங்க. ம். ம். சரிங்க என்ன சொன்னாருங்க அப்ப அதுக்கு?
எங்கப்பா "நீ வந்து சிட்டில இருக்க அது ஓகே. இங்க அந்த மாரிலாம் பண்ண முடியாது" அப்டின்னாங்க. "எப்படியாவது முயற்ச்சி பண்ணி பாருப்பா" அப்டினு சொன்ன, எத்தன தடவு பயன்படுத்தி பாத்துருக்கேன்னு தெரியுமா? நான் வந்து என் மாமனாரயே என் வீட்டுக்கார கூப்ட்டு போக வச்சிருக்கேன்.
ம். ஆஹ சரி, சரிங்க. ம். நான் எவ்ளோ சாதனை பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு. அப்டிங்கற மாரி சொல்லிட்டீங்க. ம்.
அவ சொன்னேன். இல்ல எ எங்க வீட்ல எப்டின்னா மாமனாரு மாமியாரு அது அ ஒரு பெரிய குடும்பத்திலேந்து வந்த பொண்ணு, கிராமத்தல நெறைய பேரு மாமா, அத்தை, பெ அம்மாச்சி பெரிய குடும்பம். அம்மா, அப்பா அப்டிங்கற மாரி. அவங்க எல்லாரும் ஒண்ணாருந்திருப்பாங்க.
ம்ஹ்ம். ம்.
இங்க நம்ம நகரத்துல தனி, தனியா இருக்கோம். அந்த பொண்ண கொண்டு வந்து கூட்னு போய் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கற மாரி எனக்கு சப்போர்ட் பண்றது.
ம். பரவால்ல பரவாயில்லிங்க. ம். இப்போ வந்துட்டு அந்த தூரம் எவ்ளோ நேரம் இருந்துச்சுங்க, நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கு? எவ்ளோ தூரம் இருந்துச்சு?
அது எப்டிங்க தஞ்சாவூர்லேந்து சுவாமி மலை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம். அப்டின்னு வச்சுருக்கங்க ஆனா போனவங்கள்ல
ஓஹோ! சரிங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இப்போ அது சுமூகம் ஆயிடுச்சுங்களா? வீட்டுக்கு வரக்குள்ள? இல்ல கொஞ்சம் லேட் ஆச்சுங்களா?
இல்ல சாமி கும்பட போம்போதே கொஞ்சம் மாறிடுவோம்ல நம்ம. இது போறோம், அதுவரைக்கும் அப்டியே தான் இருந்தாங்க. கொஞ்சம் உள்ள போனொண்ணே கொஞ்சம் மாறிடுச்சு. சாமி கும்ட்டு வெளில வந்தோனே இவ்ளோதான் வாழ்க்கை அப்டிங்கிற மாரி நமக்கு ஒண்ணு இருக்கும்ல.
ஆஹான், சரி, சரிங்க. ம். ஓஹோ! பரவால்ல பரவால்லிங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம்.
அந்த அது எப்டின்னா, கொஞ்சம் நாட்கள் ஆனா கூட நமக்கு மாறிடும். கொஞ்சம் நேரம் ஆனா கூட அந்த மனநிலை மாறிடும். அப்டிங்கற மாரி எனக்கு. ஆனா
ம். ஆமாங்க, ம். கண்டிப்பாங்க. அதும் அந்த எடத்த விட்டு நகர்ந்தம்னாவே கொஞ்சம் மாறிடுங்க. அதுதான் முக்கியம்.
ஆன் அந்த மாதிரி நான் அந்த இ இது வந்து ஏதாவது மனசு கஷ்டமாருந்தா. நான் சின்னதா ஆரம்பிச்சது தான். ஏதாது விஷயமா இருந்தா, கொஞ்சம் தூரம் நம்ம வெளில போய்ட்டு வரணும். யார் கூட பிரச்சனையோ, அவங்கள கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு வந்தா, நல்லாருக்கும். அப்ப சொன் அப்ப அப்பா சொன்னாரு "போம்போது எதுவும் பேசிக்க மாட்டீங்களே! சண்டை வராதல்ல" கேட்டுருக்
ம். அதான், அதாங்க. ம். ம்ஹ்ம். ம். அருமைங்க. சரிங்க.
அப்ட்லாம் இல்ல. அந்த மாரிலாம் வந்ததே இல்ல. நீங்க வேணா கேட்டு பாருங்கலாம் நான் சொல்லிருக்கேன்.
ஆஹா! சரி, சரிங்க. அ நல்லாருக்குங்க. அதாவது, அ ரொம்ப வந்து எப்டி சொல்றதுன்னா, நம்பருக்கு கஷ்டமான ஒண்ண விஷயம். அதாவது ஒருத்தங்கோட சண்ட போட்ருக்கோனா, அவங்க கூடவே நீ போயி்டு வா ட்ரைவிக்கு, அப்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அத எடுத்து செய்யறதுங்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க வந்து அத திறம்பட இதுவரைக்கும் மரபாவே மாத்திருக்கிறீங்க அப்டின்னு கேட்கும்போது. அ ரொம்ப பெருமையா கூட இருக்குங்க. ஏன்னா, எல்லாத்துனாளையும் அத பண்ண முடியாது. நீங்க அத பண்ணிருக்கிறீங்க. அ உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட. உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க.
நன்றி. நானும் என்னோட அனுபவத்த உங்ககிட்ட. நானு நீங்களும் மேல, மேல கேட்கும்போது எனக்குமே நெறைய சொல்ல சொல்றதுக்கான இடம் குடுத்தீங்க. அதனால என்னாலியும் சொல்ல முடிஞ்சுது. நன்றி, மீண்டும் பேசலாம்.
ம்ஹ்ம். ஆஹான், சரிங்க. கண்டிப்பாங்க, நன்றிங்க.